அதுக்கப்பறம் நெறைய முயற்சிகள்லாம் பண்ணேன். இங்க போறது, அங்க போறது, இத சாப்பிடுறது, அத சாப்பிடுறது. ஆனா அத பத்தி யோசிச்சிட்டே இருக்கிறதே பெரிய மன அழுத்தம்ன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு.
ம். ம். ம். ஆ, அருமையா சொன்னீங்க. உண் ம்.
நா என்ன பண்ணேன், என் கணவர் கிட்ட போய் நேரா கேட்டேன். எனக்கு சுத்தமா முடியில்லைன்னாலும் நீங்க வந்து என்ன வந்து அன்பு காட்டுவீங்களான்னு கேட்டேன். ஒரு துளி கூட கொறையாம காட்டுவேன்னாரு. அவ்வளோ தாங்க, அத அத்தோட விட்டுட்டேன்.
அ. அ. அப்பா அருமையா சொன்னீங்க. ஏன்னா நறைய பேருக்கு வந்து முடி கொட்டுதேன்னு மன அழுத்தமாயி, இன்னும் முடி கொட்டுது. ம். ஹ்ம்.
<laughs> ஆம் அதாவது, "நா இப்படி இருந்தாலும் என்ன விரும்புறவருக்கு புடிக்கும்." அப்படீன்றப்போ, அத பத்தி நா வந்து கவலப்படுறதுக்கு தயாரா இல்ல. அதையுமே வந்து சில நேரங்கள்ல வந்து நா இறைவன்கிட்ட ஒப்படைச்சுருவேன். "நீ என்ன இப்படி தான் பாக்கணும்ன்னு நெனைக்கிறன்னா அதுக்கப்பறம் உன் இஷ்டம். ஆனா அது எனக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும்ன்னு உனக்கு தெரியும் இல்லையா?" அப்படீன்ற மாரி சொல்லிட்டு வந்துருவேன்.
ஆ. ம். ஆ. அதாங்க. எனக்குமே நீங்க சொன்ன ஒன்ன தோணுது. எல்லாத்துக்கும் விஞ்ஞான ரீதியா, அறிவியல் பூர்வமா அப்படியே கணினி மயமாகற இந்த உலகத்தில, இந்த ஏ.ஐ. எல்லாம் வந்துருச்சு. இந்த முடி கொட்டுறதுக்கு எவனும் எதையுமே கண்டுபுடிக்கிலியேன்னு எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கு.
<laughs> .இருக்கு, இருக்குங்க. இந்த ஊசி போடுறாங்க, இந்த ஏதோ டிரான்ஸ்ப்ளான்டேஷன் பண்ணுறேன்னு சொல்றாங்க. லட்சக்கணக்குல செலவு பண்ணணும். அதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும்ன்னு தெரியாது. அந்த காச நம்ப குடும்பத்தோட செலவு பண்ணீட்டு போலாம். இப்போ நம்ப 60 வயசு வரைக்கும் என்ன முடி கொட்டாமலேவா இருக்க போது? நம்ப இளமையாவே இருந்துற போறோமா?
ம். ம். ம். ஆம். ஆ. ஆமா, ஆமா. அருமையா சொன்னீங்க. ம்.
இல்ல, இல்லியா? என்னைக்கா இருந்தாலும் கொட்டப்போது, அது முன்னாடி கொட்டுது அவ்வளோதான். நம்பள நேசிக்கிறவங்க நேசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்பளுடைய உடல் தோற்றம் எப்படி இருந்தாலும்.
ஆமாங்க. ஆ எனக்கு ஒரு சின்ன விஷயம். அ, மன அழுத்தத்த வந்து எப்படி ஒவ்வொருத்தர்னால வர மன அழுத்தத்த, நீங்க எப்படி அந்தந்த மாரி தீர்வு கண்டேன்னு சொன்னீங்க. ரொம்ப அழகா இருந்தது. இந்த முடி கொட்டுறத பத்தி நீங்க சொன்னதுனால நான் கடைசியா ஒரே ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தர் வந்து மொட்டை அடிச்சு பாத்தாருன்னா முடி வளருதா இல்லையான்னு கண்டுபுடிச்சுறலாம். அத வந் <chuckles> அத முயற்சி பண்ணி, <chuckles> முயற்சி பண்ணவங்க சொல்லுவாங்க. நம்ம பண்ண வேணாம். கண்டிப்பா முடி வளரும். உங்களுடன் பேசியதற்கு மிக்க மகிழ்ச்சி.
சொல்லுங்க.